இது கண்டிப்பா, நிச்சயமா வந்து என்னன்னா என்னோட பெற்றோர்கள் கிட்டேருந்துதான் வந்ததுன்னு சொல்லணும். எ மெயினா என்னோட அப்பா. அவர் சொல்லுவாரு, யாரு என்ன வேணாலும் சொல்லலாம். நம்ம வந்து நம்ம எப்படி இருக்கணுன்றது நம்ம தான் முடிவு பண்ணணும். சரிங்களா? அவங்க அப்படி இருக்காங்கன்ட்டு நம்ம அப்படி இருக்கணுன்ற அவசியம் கிடையாது.
ஓஹ்! சரி. ஆ. ஆ. ஆ ஆ. சரி, சரி. நீங்க ஏதாவது இந்த மாதிரி முடிவெடுத்து தோல்வியான விஷயம் ஏதாவது இருக்கா?
ஆ நம்மளூடைய ஆ. எனக்கு தெரிஞ்சு ஆ இப்போ ஒரு முடிவு அப்படீன்னா மொத்த முடிவுமே நம்ம எடுத்துற போறது கிடையாது ஒரே டைம்ல. அதுக்கான ஒரு முயற்சிகள் பண்ணி பார்ப்போம், என்னதான் ஒரு ரிசல்ட் வருதுன்னு பார்ப்போம், அப்படீன்ற மாதிரியான ஒரு இதெல்லாம் போயிருக்கு. அது ஒரு ஃபர்ஸ்ட்டு ஆ ஒரு 1 ஸ்டெப், 2 ஸ்டெப் அந்த மாதிரி போகும். போகும்போது நமக்கு தெரிஞ்சிரும். இல்லையா? ரைட்டு இப்போ நம்ம ஒரு தவறான பாதைய சூஸ் பண்ணியிருக்கிறோம். இத எப்படி சரி பண்ணலாம்? இல்ல, இதுக்கப்புறம் நம்ம இத வேற மாரி எப்படி கொஞ்சம் கொண்டு போலாம்? பர்தர்ரா புரோசீட் பண்ணலாம்.
ஆ. ம் ம் ம். ம். ம். ம். ஓ! ரிஸ்க் எடுப்பீங்க. ஆ. ம். ஆ. ஆ. ஆ. ம். அதாவது, நீங்களே தடுக்கி விழுந்து எழுந்திருச்சு மேல வரணும்னு நெனக்கிறீங்க.
கண்டிப்பா. ஏனா, நம்மளோட கைய ஊண்டிதான் நம்ம எந்திரிக்கணும். அடுத்தவங்களோட சப்போர்ட்டில நம்ம எந்திரிக்க கூடாது. அது அந்த அளவுக்கு ஒரு முழுமையான வெற்றிய தராது இல்லையா? ம்.
ஆ. ம். ம். ஆ. ஆமா. இது ரொம்ப, ஒரு சில பேர் சொல்லுவாங்கள்ல, எல்லாமே வந்து இது மாதிரி பண்றாங்க. அப்படி உறவினர்கள் யாராவது உங்கள அந்த மாதிரி குறை கூறி இருக்காங்களா? எல்லாமே தனக்கு தெரியுன்னு பண்றாங்க. அப்படீன்னு, ஏதாவது ஒரு உங்க மேல குறையா சொல்லிருக்காங்களா யாராவது?
இந்த மாதிரியான ஒரு இந்த காஸிப்ஸ் வந்து வர தான் செய்யும். அது நம்ம காது படையே பேசுவாங்க. சில பேர் வந்து எப்படின்னா ஆ.
ம். ஆ. ஆ. அத எப்படி சமாளிக்கிறீங்க அப்ப?

அவங்கக்கிட்டலாம் நானு வந்து ரொம்ப நேரடியாவே சொல்லிருவேன். "இல்ல நீங்க சொல்றதெல்லாம் சரி தான். புரியுது. எ எனக்கு என்ன புடிக்குமோ எது பண்ணா சரியா இருக்கும் அப்பிடின்றது எனக்கு தெரியும். நீங்க சொல்லுங்க உங்களோட சஜஷன் வந்து நான் எடுத்துக்கிறேன். நான் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு உங்களோடது ஓகேவா இருந்ததுனாலும் உங்க நீங்க சொல்ற கருத்துக்களையும் நான் ஏத்துக்குவேன். ஆனா நீங்க சொல்றதையே ஒரு முடிவா நான் எப்பவுமே எடுத்துக்க மாட்டேன்." அப்பிடின்னு சொல்லிட்டு ஆ, என் என்னுடைய பிறந்த வீட்டு சைடு இருக்கிற உறவினர்களும் சரி, நான் அப்ப கல்யாணம் பண்ணிட்டு வந்து இங்க இருக்கிற உறவினர்களும் சரி. அது ஸ்டார்ட்டிங்லேயே வந்து நம்மள பத்தி தெரிஞ்சிருச்சு. அதனால நம்மக்கிட்ட யாரும் வந்து அந்த மாதிரி டம்ப் பண்றது கிடையாது. ஒரு நான்
ம். ம். ம், ம். ம். ம். ஆ, ஆ. ம். சரி. ஓ! அ, அ. ம். ஆ, ஆ. அதாவது அடுத்தவங்களோட கருத்த வந்து உங்ககிட்ட திணிக்க முடியாது. அப்பிடிங்கிறது உங்க சுத்தி இருக்கவங்களுக்கு நீங்க அ வந்து ம் மறைமுகமாவோ! <chuckles> நேர்முகமாவோ! தெரிய வச்சிருக்கீங்க. நல்லாவே!
தெரிய வச்சுட்டேன். <laughs> கண்டிப்பா, கண்டிப்பா, கண்டிப்பா. அதனால வந் ஆ சொல்லுங்க.
அனிமே இ இனி எல்லாம் வந்து உங்ககிட்ட வந்து சொல்லணுன்னா வந்து அவுங்களே வந்து யோசிச்சு, "நான் சொல்றேன் <chuckles> நீ வந்து கேக்குறது கேக்காத உன்னோட," அந்தமாரி வந்து முன்னெச்சரிக்கையோட தான் பேசுவாங்க. சரிதானே!
ஆமா. அப்பிடியும் பேசுவாங்க. அ சில பேர் வந்து ஐ அப்பயுமே கொஞ்சம் வயசானவங்கலாம் இருக்காங்க இல்லயா! அவுங்களுக்கு வந்து இந்த மாரி ஒரு முற்போக்கு சிந்தனை வராது. அவுங்களுக்கு என்ன பிடிக்குமோ! அத செஞ்சுட்டு போறாங்க அப்பிடின்ற மாரிலாம் கிடையாது. இப்போ வந்து ஒரு விரத நாட்கள் அப்பிடின்னு எடுத்துக்கிட்டோம் அப்பிடின்னா, நம்மளால எவ்ளோ முடியும்? வீடு அன்னைக்கிங்க வீடு சுத்தம் பண்ணுவோம். ஆ, நம்ம படுத்துருக்க இடம் அதெல்லாம் சுத்தம் பண்ணுவோம். பூஜை ரூமு, தீபம் இதெல்லாம் பண்ணுவோம். இதெல்லாம் பேஸிக்கா பண்றதான். அது நானுமே பண்ணுவேன். ஆனா அவுங்க எப்பிடின்னா, வந்து ஒரு நாள் ஃபுல்லாவே எதுவுமே சாப்பிடாம இருக்கணும். அது நம்மளால முடியாது. அட்லீஸ்ட் ஒ ஒரு தம்ளர் பால் எடுத்துக்குவோம். ம் இல்ல ஏதாவது ஒரு பழம் எடுத்துக்குவோம். ஜூஸ் இந்தமாரி ஏதாவது எடுத்துக்கிட்டா தான், நாள் ஃபுல்லா நம்மளால இருக்க முடியும். ஆனா, அவுங்க வந்து "தண்ணீ கூட குடிக்காம ஃபுல்லா இரு!" அப்பிடின்னு வந்து சொல்லுவாங்க. அது
ம், ம். ம், ம். ம், ம். ஆ. ஆ. ம். ம், ம். ம், ம், ம். ஆமா, ஆ. ம், ஆமா. ஓ! ஆ. ம், ம். ம். ம். ஆ சரி, சரி. அதாவது மத்தவங்களோட எதிர்பார்ப்புக்கு வாழ ஆரம்பிச்சுட்டா, நீங்க உங்க வாழ்க்கைய வாழ முடியாதுங்கிறீங்க.
கண்டிப்பா. அப்ப என்னோட ஆ.
அதே நேரத்தில வந்து 2 த்துக்கும் சமநிலையும் வேணும். அவுங்க சொல்றதையும் கொஞ்சம் பின்பற்றணும். உ உங்க சைடும் நீங்க கொஞ்சம் பின்பற்ற அ முயற்சி பண்ணுவீங்க. உங்களோட கொள்கைகளையும் அந்தமாரி, ஆ.
நிச்சயமா. நிச்சயமா. ஆமா. என்னுடைய உடல்நிலை பத்தி எவ்ளோ நேரம் வந்து எதுவுமே சாப்பிடாம என்னால வந்து இருக்க முடியும். அப்பிடின்றத பத்தி எனக்கு தான் தெரியும். நான் நாள் ஃபுல்லா இவ்ளோ வேலை செஞ்சுட்டு வீடு ஃபுல்லா கிளீன் பண்ண நான் என்னோ என்னோட ஒர்க் லைஃப்பையும் பார்க்கணும். ஆ ஃபேமிலி லைஃப் பெர்சனல் லைஃப்பையும் பார்க்கணும். ஸோ 2 யுமே நான் ஈக்குவலா பேலன்ஸ் பண்ணும்போது, அவுங்க சொல்ற எல்லாத்தையுமே 100% என்னால வந்து ஃபாலோப் பண்ண முடியாது இல்லயா!
அ. அ. ஆ, ஆ. ஆ. ஆ. ஆ, ஆ. ஆ, ஆ ஆ. ஆ. உங்களோட கணவன் வந்து உங்களுக்கு உறுதுணையா இருக்காங்களா? இல்லன்னா அவுங்க பெற்றோர்கள் சொல்றதுபடி போவாங்களா?

நிச்சயமா அவரு எனக்குதான் உறுதுணையா இருப்பாரு. ஏன்னா, நான் வந்து கரெக்ட்டான காரணத்த சொல்லிருவேன். "அவுங்க இவ்ளோ நேரம் இருக்கணுனனு சொல்றாங்க ஃபாஸ்டிங்கு அது வந்து என்னோட உடல்நிலைக்கு சரியா இருக்காது. அது உங்களுக்கே தெரியும்" அப்பிடின்றமாரி, எ என்ன உண்மையோ, உண்மைத்தன்மையோட அந்த இத நான் அவுங்கக்கிட்ட எடுத்து சொல்லிருவேன்.
ம் ம். ம் ம். ம் ம். ம்-ம் ம். ம். ம். ஓ! நீங்க எதா இருந்தாலும், நேரா பேசிட்லான்னு சொல்றீங்க. மறைமுகமா இருக்கது, அதெல்லாம் வந்து பின்விளைவுகள் வரும்ங்கிறீங்க!
ஆமா-ஆமா. ஆமா. நெறைய பிரச்சனைகளுக்கு காரணமே வந்து இந்த ம நீங்க சொல்ற மாதிரி அந்த மிஸ்கம்யூனிகேஷன்னு சொல்லுவாங்களே! ஆங்கிலத்தில 1 வார்த்தை. அந்த 1 வார்த்தையினால தான். நாம உக்காந்து பேசிட்டா தீராத பிரச்சனையே இல்ல. எ
ம். ம், ம் ம். ஆ ஆ. ஆமா ஆமா. ஆ. ஆனா, "சில விஷயங்கள் வந்து சொல்றதுனால, அது ஓட வ் வீரியம் வந்து அதிகமாயிடும். இதே சொல்லாம இருந்திருந்தா கூட, இது சுமூகமா முடிஞ்சிருக்கும்" அப்பிடின்னு சொல்லுவாங்களே! அத பத்தி நீங்க என்ன யோசிக்கிறீங்க?
அது வந்து ஒரு தற்காலிகமான முடிவுன்னு தான் சொல்லணும். அது சொல்லாம இருந்ததுனால சுமூகமாமுடிஞ்சிரும் அப்பிடின்னா, இப்ப முடிஞ்சிரும். ஆனா, அது வந்து பூதாகரமா வெடிக்கும். ஒரு சில நாட்கள்லயோ! இல்ல ஒரு சில வருடங்கள்லயோ! "அப்பவே ஏன் சொல்லல?" அப்பிடின்ட்டு, அது வந்து அது ரொம்ப பெரிய பிரச்சனையா ஆயிரும். அதனால எதுவா இருந்தாலும், உடனுக்குடன் பேசி, "இது இப்பிடிதாங்க. என்னோட சைடு இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு. இந்தமாரி என்னால ஃபாலோப் பண்ண முடியாது." அப்பிடின்றத நம்ம தெளிவா அவுங்கள்ட்ட எடுத்து சொல்லிட்டம்ன்னா, அந்த நிமிஷத்தில அவுங்க கோவப்பட்டாலும், அப்புறமேலு அவுங்க புரிஞ்சுக்குவாங்க இல்லயா! "ஆமா, அவ சொல்றதும் சரிதான்." அப்பிடின்ற மாதிரி. ஸோ இ இ இது வந்து என்னான்னா, ஒரு நிரந்தர முடிவா இருக்காது. அ எஸ் பேசாம விட்டுட்டா, அது சுமூகமான முடிவுன்னு சொல்லத் நிரந்தரமான முடிவா இருக்காது. எப்பிடி எ
ம். ஆ. ஆ, அ ஆ. ஆ, ஆ, ஆ, ஆ. ஓ! சரி சரி. ம். ம், ம். ம் ம். ம். ம். ஆமா-மா, ஆமா. ஆ, நீங்க ஆ. ஆ. நீங்க எல்லாமே வந்து, நேர்பட பேசணும்ங்குறீங்க, அப்பன்னா!
கண்டிப்பா கண்டிப்பா. அந் இப்போ மெயினா வந்து இந்த பேச்சு சுதந்திரம், கருத்து சுதந்திரம்னு சொல்றாங்க இல்லயா! இ இதெல்லாம் வந்து இ இதுவும் ஒரு மெயின் ரீசன் தான் நான் சொல்லணும். நமக்கு என்ன தோணுதோ! அ எது சரின்னு நெனைக்கிறோமோ! நம்ம சைடு எது கரெக்ட்டோ! அது வந்து நமக்கு மத்தவங்களுக்கு தெரியப்படுத்தணும். நம்ம என்னானாப் பண்றோண்ட்டு அவுங்க வீட்ல இருக்கவங்களுக்கு தெரியப்படுத்தணும். அப்ப தான் அவுங்களுக்கு தெரியும். இல் அவ் "அவுங்களா புரிஞ்சுக்கணும்" அப்பிடின்னு நம்ம எதிர்பாக்கிறது எந்தளவு நியாயம் அது? இல்லல்ல!
ம். ம். ஆமா. ம் ம். ம். ம். ம். ஆ ஆ. ஆ ஆ. ஆ ஆ. ஆமா-ஆமா. சரியா தான் சொன்னீங்க. இங்க வந்து, ஒரு வழிகாட்டிய வந்து உங்களுக்கு ஆலோசனை சொல்றவங்களோட ஆலோசனைகள, எந்த அளவுக்கு எடுத்துக்கணும்? எந்த அளவுக்கு வந்து அது ந் நம்ம நம்ம நிலைமைய யோசிச்சு பார்க்கணும். அதுக்கு தகுந்தமாரி அத எப்பிடி சமநிலைப்படுத்தணுங்கிறத, விளக்கமா சொல்லியிருக்கீங்க! ஆ, சில எடுத்துக்காட்டுகளோடையும் சொன்னீங்க. ரொம்ப நான் ஆ விளக்கமா சொன்னதுக்கு நன்றி!
ஆ. ம், ம். ஆமா, ஆமா.

ஆமா. இது எப்டி அப்டின்னா, என் நான் என்கிட்ட சொல்றவங்க வந்து என்ன விட, வயசுல பெரியவங்க அனுபவத்திலயும் பெரியவங்க. அதனால எடுத்த உடனே டக்குனு அவுங்க கிட்ட என்னால சொல்லிற முடியல. "இல்லைங்க இது க சரியா வராது" அப்படின்ற மாதிரிலாம். நான் என்னோட பெற்றோர்கள்ட்ட பேசினேன். அவுங்க சொல்றாங்க. சரி இது வந்து வாழ்க்கையில நல்லாருக்கும். இந்த கோர்ஸ் எடுத்து படிச்சா நம் உங்களுடைய எதிர்காலம் நல்லாருக்கும். நல்ல வேலைவாய்ப்பு கிடைக்கும் அப்டிலாம் சொல்றாங்க. ஆனா எனக்கு அதில கொஞ்சம் கூட ஆர்வமே இல்லை. "ஆர்வமே இல்லாத ஒரு விஷயத்த "நான் எப்படி, முழு நாட்டத்தோடு செய்வேன்?" அதில "எப்டி ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க?" "எனக்கு புரிஞ்சதுதானே என்னால படிக்க முடியும்!" அ அப்படின்னு சொல்லிட்டு, நான் அவுங்கள்கிட்ட எடுத்து சொல்லி புரிய வச்சேன்.
ம். ம். சரி. ம். ம். ம். ம் ம், ம். ஆ. ஆ. ஆ. ம். அப்புறம் நீங்க எடுத்த முடிவு நல்ல ரிசல்ட் குடுத்துச்சா?
கண்டிப்பா நான் என்ன எடுத்திருந்தேன் அப்டின்னா, என்னோடது வந்து நான் ஐடி ஜாப் போவுணும் அப்டின்னு சொல்லிட்டு தான் என்னுடைய முடிவு அதுக்கான கோர்ஸ் படிச்சேன். அந்த மாரி ஒரு வேலையில சேந்தேன். நான் அதில ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். இப் இப்ப வந்து ஒரு சில காரணங்களால எ பர்ஸ்னல் காரணங்களால நான் வந்து, அ லீவ் எடு ரிலீவ் பண்ணியிருக்கேன். அ பார்ஷியல்லா ரிலீவ் பண்ணிருக்கேன்.
ம். ம். ம். ம். ம், ம். ம். ஓ! சரி, சரி. ம். ம். ம். ஆனா ஓ ஆனா எப்பயுமே வந்து நீங்க உங்களோட முடிவுல ரொம்ப தீர்க்கமா இருக்கீங்க. நான் அதாவது, நீங்க எடுக்கிற முடிவை, "நீங்களே பொறுப்பு எடுத்துக்குறீங்களா?"
ஆமா, எல்லா எ அதாவது முடிவுகள் என்னுடையது அப்டினாலும், விளைவுகளும் என்னுடையதுதான். ஓகேங்களா? நான் என்ன மாதிரியான ஒரு முடிவு எடுத்தனோ, அதனால என்ன மாதிரியான விளைவுகள் வந்தாலுமே, அத நான் தான் வந்து எதிர்கொள்ளணும். அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி அது தப்பான ஒரு முடிவா இருந்தாலும் சரி, அத எதிர்கொள்ற ஒரு தன்னம்பிக்கை என்கிட்ட இருக்கு. அப்டின்னு சொல்லிட்டு எனக்கும் தெரியும், என்னுடைய பெற்றோர்களும் என்ன நம்புனாங்க ஓ
ம். ம். ஆ நல்லது தான். ஆ. ம். ம். ம், ம். ம், ம். ம். ஆ "இது எப்படி வந்து உங்களுக்கு வந்தது?" இந்த மாரியான ஒரு நல்ல விஷயம். "உங்க பெற்றோர்கள்ட்ட இருந்தா, இல்ல நண்பர்கள் மூலமா?" இந்த மாரி முடிவு எடுக்குற திறமை வந்து!